இப்ப பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்துல நம்மளோட உறவுகள் வந்து நம்மள ப் பாக்குற விதங்கிறது மாறிட்டே இருக்குங்க. அதாவது நம்மளோட வளர்ச்சியில, நம்ம படிப்பா இருக்கட்டும், நம்ம தொழிலா இருக்கட்டும், இல்ல நம்ம வசதிகள் வாய்ப்பா இருக்கட்டும், இல்ல நம்மளோட அங்கீகாரம். அதாவது நம்ம வந்து ஒரு தொழில்ல இருக்கோம். அதாவது ஒரு வேலை வாய்ப்பு. அந்தமாரி எடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ அரசாங்க உத்தியோகன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பணி வந்து அப்பிடியே உயர்ந்துட்டே போகும். அதெல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சியா வரும். ஆனா, நம்ம உறவினர்களுக்கு நம்மள பாக்கும்போது அதிருப்தியும் வருங்க. அதனால அவுங்க பாக்குற பார்வையும், நம்மட்ட காட்ற அந்த அன்பு, இது எல்லாமே மாறுபடுங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுக்கீங்களா?
கண்டிப்பாங்க. நான் கண்டிப்பா இத பத்தி சொல்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில இந்த விஷயம் வந்து நெறைய நடந்திருக்குங்க. ஏன்னா, அ ஒரு உறவினர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, "ஒ இப்பிடிலாம் க் சூழ்நிலைக்கு தகுந்தமாரி மாத்தி மாத்தி பேசுவாங்களா?" அப்பிடீன்னு நான் வந்து ரொம்ப வியந்து பாத்துருக்கேங்க. <chuckles> அந்த மாரிலாம் நடந்திருக்கு. அ ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்பிடீன்னா, எங்களுக்கு திருமணம் ஆகுதுங்க. திருமணமாகி நான் வரேன். நான் வந்து பாத்தீங்கன்னா, அ, திருமணமாகி வந்து வ் ஊர் வந்து கிராமன்றதுனால எனக்கு அந்த கிராமத்து வாழ்க்கை வந்து எடுத்தோனே செட் ஆகலங்க. அ எனக்கு வந்து ஒருமாரி ஏன்னா நான் டவுன்லயே பொறந்து, வளந்து வந்ததுனால திடீர்னு ஒரு கிராமத்துக்குள்ள வரும்போது, எனக்கு வந்து முற்றிலும் அது ஒரு மாறுபட்டமாரி இருந்துச்சுங்க. அ சரி, ஓகே வந்தாச்சு. நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்பிடீங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்து என்ன நான் மாத்திக்கிறேன். அப்போ, என்ன ஆச்சு அப்பிடீன்னா, அ, அ எனக்கு வந்து அ திருமணம் பண்ணி குடுத்தது வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்பிடீங்கிறதுனால, எனக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட கொழுந்தனாருக்கு வந்து கல்யாணம் வந்து பேசுறாங்க. அப்போ நாங்க இருந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெட்ரூம் தான் இருக்கு. அப்பிடீங்கும்போது என்னோட மாமியார் வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க எங்கள கூப்ட்டுன்னா, அ "நீங்க வந்து கொஞ்சம் தனியா போய்க்கோங்க. நமக்கு எடம் இருக்கு. நீங்க வீட்ட கட்டி தனியா போய்க்கோங்க. ஏன்னா கொழுந்தனாருக்கு வந்து கல்யாணம் பண்றோம். அவங்கள வந்து நம்ம புதுசா வந்து ஒடனே ப தனி குடித்தனம் வைக்க முடியாது இல்லையா? அதனால நான் பாத்துக்கணும் கொஞ்ச நாளைக்கு. நீங்க தனியா போயிக்கோங்க" அப்டீங்கிற மாரி சொல்றாங்கங்க.
ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில கையில வந்து கொழந்த இருக்குங்க. ஒரு 4 மாச கொழந்தை கையில இருக்கு எனக்கு. தனியா போங்கன்னு சொன்னவுன நாம எப்பிடி போறது? அப்பிடீன்னு நான் மன குழப்பத்துல வந்து நான் இருந்துருக்கேன்.
ஓ! சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து நகரத்துல பொறந்து வளர்ந்துர்க்குறீங்க. நகரத்துலருந்து, நீங்க கிராமத்துக்கு போறோங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா, இப்ப இருக்க பெண்கள் வந்து கல்யாணம் ஆகும்போதே அது கிராமத்துல இருந்தாவே நகரத்துக்கு தான் வரணும் ஆசப்படுவாங்க. அப்பிடி இருக்கும் பட்சத்துல, நீங்க உல்டாவா இருந்துருக்குறீங்க. இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கிராமத்த பத்தி ஒரு அடையாளம் வச்சிருப்பீங்க. இப்பிடித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி. அந்த அடையாளம் தான் உங்களுக்கு அங்க போகும்போது நிஜத்துல அங்க கொஞ்சம் மாறுதல்கள் வரும்போது, உங்களுக்கு அது கொஞ்சம் வியப்பாவும் இருக்கும், உங்களுக்கு அந்த விஷயம் வித்தியாசமா தெரியும். அது வந்து எந்தமாரி உங்களுக்கு அ முதல்ல நெனைச்சுருந்தீங்க? அங்க போகும்போது எந்தமாரி மாற்றம் இருந்ததுங்க?
அப்போ வந்து பாத் அ. ம். ஆ. <chuckles> எனக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க, நம்ம அ கிராமம் சொல்லிட்டாங்க. சரி நான் என்ன நெனச்சேன், நம்ம இந்த படத்துலலாம் காட்றமாரி நல்லா வயலு, தோப்பு, தெ இது தென்னந்தோப்பு வயல், பம்பு செட்டு, சரி அட்லீஸ்ட் இதெல்லாம் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்பிடீன்னு நான் நெனச்சிட்டு இருந்தேங்க. ஆனா, இங்க வந்து பாத்தா, எல்லாம் வறட்சியா கெடக்குதுங்க. தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்லை அதுவே நமக்கு வந்து ஒருமாரி நெகட்ட ஒருமாரி நெகட்டிவா ஃபீல் குடுத்துருச்சு. சரி இருந்தாலும் ஓகே வந்தாச்சு. நம்ம இனிமே என்னங்க பண்ண முடியும்? என் கணவர் சொன்னாரு, "கொஞ்ச நாள் இங்க இருப்போம். அதுக்கப்பறம் டவுனுக்கு போயிர்லாம்" அப்பிடீங்குற மாரி சொன்னாரு. "சரிங்க", அப்பிடீன்னு நானும் விட்டுட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுங்க, இப்ப நம்ம வீடு கட்டிட்டு தனியா போகணும் இல்லீங்களா? அதுக்கு உண்டான வேலைய நாம பாக்கணும் அப்பிடீன்னு வரும்போது அ நான் என்ன பண்ணேனா, ஆரம்பத்துல வந்து "சரி வீடு கட்றதுக்கு நம்ம நகையெல்லாம் வந்து அடகு வச்சுக்கலாம்" அப்பிடீங்கிறமாரி யோசனைக்கு வந்து கொண்டு வர்றோம். அ அந்த நேரத்துல வந்துட்டு என்னோட உறவினர்கள் வந்து சில பேர் வந்து வராங்க. எங்க மாமனாரோட தங்கச்சிங்க. அவுங்க வந்து எங்க மாமனார் பாக்குறதுக்காக வராங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அவுங்க என்கிட்ட சொல்றாங்க, "நீ தான் நல்லா படிச்சிருக்கீல! வேலைக்கி போலாம்ல? இன்னும் அதான் பாப்பாவுக்கு புட்டிப்பால் போட்டீங்கள்ல, இனி என்ன வேல? மாமியார் கையில குடுத்துட்டு நீ போ" அப்பிடீங்கிறமாரி ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. சரி இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு. ஏன்னா என் மாமியார் வந்து நெறைய குழந்தைகள வந்து வளர்த்திருக்காங்க <tsk> அவுங்களோட நாத்தனாரோட பிள்ளைங்கள எல்லாம் அவுங்க தான் வளத்தி விட்டாங்க.
சரிங்.
அதனால, எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி. அத்தைட்ட குடுத்தா நல்லா பாத்துப்பாங்கன்னு. அப்போ நான் வந்து, எங்க அத்தைகிட்ட கேக்குறேன், "அத்தை நான் இந்த மாதிரி வேலைக்கு போட்டுமாங்க அத்த? நீங்க பாத்துக்கிறீங்களா?" அப்டீன்னு கேக்குறேன். அவுங்க, "சரிம்மா நீ போறனா, நான் போ, நான் பாத்துக்குறேன்" அப்டீன்னு ஒரு ஒரு சப்போர்ட் பண்றாங்க. "சரி. நம்ம வேலைக்கு போலாம்" அப்டீன்னு கொழந்தைய விட்டுட்டு, நான் வந்து ஒரு ஐடி நிறுவனத்துக்குள்ள வேலைக்கு போறேங்க.
சரிங். ஓ. சரிங்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஐடி நிறுவனத்துக்குள்ள வேலைக்கு போறேன். கொஞ்சம் நாள்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு வருதுங்க. அந்த ஃபங்ஷன்ல வந்து நம்ம போறோங்க. நம்ம வந்து ஒரு அந்த ஃபங்ஷன் நானும் போறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில உறவினர் வந்துட்டு சொல்றாங்க, "அப்புடி என்ன கைகொழந்தையை விட்டுபோட்டு வேலைக்கு போகோணு? இது தேவையா?" அப்டீன்னு பேசுறாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த சித்தி வந்து, அங்க தான் உட்காந்துருக்காங்க. ஆனா, அவுங்க ஒரு வார்த்த கூட பேசலைங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இவங்க! என்ன இவங்க தானே நம்மள வேலைக்கு போக சொன்னாங்க? ஏன் இப்படி இன்னொரு ஆள் இப்புடி பேசுறாங்கன்னா, அவங்க ஒரு வார்த்தை வாயை தொறந்து பேசலாமே? என்ன இப்படி அமைதியா இருக்காங்கன்னு எனக்கு ஒரு அப்பவே எனக்கு ஒரு டவுட்டுங்க. சரி ஓகே பரவால்லன்னு நானும் சமாளிச்சு வந்துட்டேங்க. இதுக்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்டீன்னா, இந்த அதாவது நான் இப்போ எதுலா நான் சொல்ல வரேன்னா, மனுஷங்க எப்படியெல்லாம் மாறாங்கன்னு பாருங்க. இதுக்கப்பறம் என்ன ஆகுது அப்டீன்னா, நான் வந்து வேலைக்கு கன்டினியுவா போறேங்க. அந்த நிறுவனத்தில இருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போறேன். என் கொழந்தையும் பெருசாகுறா. என் கொழந்தை பெரிய பொண்ணாகிறா. நானும் இன்னொரு நிறுவனத்துக்கு போயி அங்கயும் போயி நல்லா ஒரு பதவி டீம் லீடரா நான் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. நல்ல சேலரி, என் கணவருக்கும் நல்ல சம்பளம், எங்க வாழ்க்கை தரம் வந்து நல்லா உயர்ந்ததுங்க. வீடு பெரிய வீடா கட்டுனோம். ஆரம்பத்துல ஒரு சின்ன வீடு மாரி கட்டி, நாங்க போய்ட்டோம். அதுக்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமா சேத்தி, வீட்டை வந்து நல்லா பெரிய வீடா மாத்துறோம், வசதி வாய்ப்புகள் வந்து கூடுதுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, கார் வாங்குறோம் எல்லா வசதியுமே நமக்கு வருது. இப்போ ஒரு ஃபங்ஷனுக்கு நாம போறோம் அப்டீன்னா, இ இப்போ என்ன பேசுறாங்க அப்டீன்னா அதாவதுங்க ஆரம்பத்துல எனக்கு நகையெல்லாம் எதுவுமே இல்லை. நான் சொன்னேன்ல பாத்தீங்களா, நகை எல்லாமே அடகுக்கு போயிடுச்சுங்க. அப்போ கவரிங் நகை வந்து போட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்னா நான் கவரிங் போட்டதில்ல. ஒரு திருமணத்துக்கு போகும்போது அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, "ஏன் கழுத்துல ஒண்ணுமே இல்ல" அப்டீன்னு ஆரம்பத்துல கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், "இல்ல இந்த மாரி வீடு கட்றனால போய்டுச்சு". "ஏன் தாலிச்செயின் கூடயா இல்லாம இருக்க? வெறும் கயிறு போட்டு வந்துருக்கியா?" அப்டீன்னு நம்மள கிண்டல் பண்ணாங்க. அப்போ நம்மலாம் சரி பரவால்ல, பேசிட்டு போறாங்களேன்னு நான் வந்து விட்டேங்க. இப்போ வசதி வாய்ப்பு வந்துருச்சு. "சரி நகையெல்லாம் திருப்பிட்டோம். சரி நகையெல்லாம் போட்டு போலாமே. நம்ம அம்மா வீட்ல நமக்கு தானே நகை போட்டாங்க. போட்டுக்க தானே போட்டாங்க" அப்டீன்னுங்க எல்லா நகையும் திருப்புனதுக்கப்பறம், நகைய போட்டு போனா, "இப்போ அந்த உறவினர் என்ன பேசுறாங்கன்னாங்க, என் காதுபடி பேசுறாங்க, "அ நல்லா சம்பாரிச்சுட்டு, நகையெல்லாம் திருப்பிட்டு, போட்டு மினிக்கிட்டு வரா" அப்டீன்னு பேசுறாங்கங்க. ஐயய்யோ! அத கேக்கும்போது எனக்கு, "என்னது என்ன மனுஷங்கடா இவங்கலாம்? என்ன இப்படிலாம் பேசுறாங்க? இவங்கலாம் நம்ம உறவினர்கள் தானா? சூழ்நிலைக்கு தகுந்த மாரி எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க? வாய் வெறும் வாய் சும்மா இருந்தா எதாவது போட்டு மெல்லணும்னு நெனைக்கிற <chuckles> மாரி என்ன பேசுறாங்க?" அப்டீன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாம நான் நின்னுட்ருந்தேங்க.
<chuckles> சரிங். ஓ. சரிங். ஒ. சரிங். ஓ. சரிங்க. ஆமாங்க. ஓ. செரிங். <chuckles> அப்பறம். ஓ, சரிங்க. இத வந்துட்டு இந்த விஷயம் வந்து, உங்க அத்தைக்கு அவுங்களுக்கு தெரியப்படுத்துனீங்களா? இல்ல அவுங்களே தான் தெரிஞ்சிருச்சுங்களா?
ஆ அவங்களுக்கே தெரிஞ்சுருச்சுங்க. நான் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், என் மாமியார் வந்து எனக்கு ரொம்ப மென பெரிய சப்போர்டிவ்ங்க. அவங்கட்ட நான் எல்லா விஷயமுமே சொல்லுவேன். அப்டிங்கும்போது, இந்த ஒரு 15 வருஷமா, அந்த ஒரு ட்ரான்ஸ்மிஷன வந்துட்டு, நான் அவங்கட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வாட்டி போகும்போதெல்லாம், அ எப்படியெல்லாம் மக்கள் வந்து பேசுறாங்க. ஏன்னா, ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாதப்போ ஒண்ணுமே இல்லைன்னு பேசுறாங்க, அதுக்கப்புறம் படிப்படியா கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தா, "வசதி வாய்ப்பு வந்துருச்சு நம்மள மதிக்க மாட்டா", நம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட அப்பதாங்க பேசிட்டு நவுந்து வந்திருப்பேன். அப்ப சொல்றாங்க அவுங்க, ஆ இதெல்லாம் நம்ம மதிக்குமா இனிமேலு அட பாவமே! <laughs> இப்ப தானடா பேசிட்டு வந்தேன். அதுக்குள்ள என்னடா இப்டி பேசுறீங்க? அப்டிங்கிற மாரி தோணுங்க. இது மாரி நெறைய வந்து நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்திருக்கேங்க.
<laughs> சரிங்க. இப்ப இந்த விஷயத்துல வந்து, உங்க அத்த வந்து, அவுங்கட்ட ஏன் இப்டி மருமகள பேசுனீங்கன்னு சொல்லி அவுங்க ஒரு வார்த்த கூட கேட்கலீங்களா?
இல்லங்க, பொதுவாவே என்னுடைய மாமியார் வந்து சைலன்ட் டைப்புங்க. அவுங்க வந்து செயல்ல தான் செஞ்சு காட்டணும்ன்ற மாரி நெனைப்பாங்க. வாய் பேச்சு வந்து அவுங்களுக்கு பிடிக்காது. <chuckles> அதனால நீ விட்ருமா, அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. நானும் வந்து போய் சண்டைலாம் கட்டலங்க. நான் வந்து என்னோட கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன். இப்படிலாம் ம மனுஷங்க வந்து நேரத்த அது மாரி மாறுவாங்க, உறவினர்கள் இப்டிலாம் மாறுவாங்க, அப்டிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து எனக்கு எந்த எடத்துல பாதிச்சுது அப்டின்னா, அ எனக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சுங்க. என்னடா, என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க! இது என்ன இப்படிப்பட்ட உறவா நமக்கு? அப்டிங்கிற மாரி ஒரு மாதிரி, ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு மாரி மனம் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. நம்ம இப்ப எப்டி தான் வரணும்? நான் நகை போட்டு வரணுமா? நகை போடாம வரணுமா? அடேய் சொல்லிடுங்கடா பேசாம, அப்டிங்கிற மாதிரி தோணுச்சுங்க.
ஓ, சரிங்க. ஓ, சரிங்க. சரிங்க. இப்ப வந்து அவுங்க வந்து, இந்த மாரி நடந்ததால உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுருச்சுங்க. இத மாரி வந்து வேற யாராச்சும் வந்து உங்கள்ட்ட, இந்த மாரி நடந்துக்குவாங்களோ அப்டினு சொல்லி ஒரு பயம் வேற உருவாகும். அதுனால அது எச்சரிக்கையாவும் நடப்பீங்களா, இனிமேல் வேற யார்கிட்டயாவது போகும்போது. அந்த மாரி விஷயம் எதுனாச்சும் முயற்சி பண்ணிருக்கிங்களா?
ஆமாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்பறன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப தெளிவாயிட்டேங்க. அ அதுக்கப்புறம் உறவினர்கள ஒரு அளவோட நான் வச்சுக்கிட்டேன். ரொம்ப அதிகமாகலாம் நான் வந்து வச்சுக்கல. எங்கேயாவது ஒரு விஷேசத்தில பார்த்தா கூட, நல்லாருக்கீங்ளா? நல்லாருக்கேன். அதுக்கு மேல வந்து அவங்க என்ன பேசினாலும், நான் வந்து கவலப்படலங்க. ஏன்னா, முன்னாடிலாம் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன். மண்டைக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த நகை போட்டு போன அன்னக்கிலாம் வந்து, கழட்டி வச்சுட்டு இனிமே நகையே போட வேணாம் போல. என்ன இப்பிடிலாம் பேசுறாங்க? அப்பயும் கணவர் சொன்னாரு, ஏன் இவ்ளோ தூரம் எடுத்துக்கிற? அவுங்க பேசினா பேசிட்டு போறாங்க. நீ ஏன் இது பண்ற? அப்பிடிங்கிறமாரி பண்ணாங்க. அதுக்கு அடுத்துகூட இடையில ஒரு ஃபங்ஷனுக்கு போம்போது, நான் என்ன பண்ணேனாங்க வெறும் குட்டியா ஒரு செயினு, கம்மல் மட்டும் போட்டு போனேன். அப்ப என் கணவர், என் மாமியார்லாம், ஏன்ம்மா போடு! ஏன் இவ்ளோ கம்மியா போட்ற? அப்பிடி இல்ல வேண்டாங்க அத்த. எதாவது பேசுவாங்க. அடப்பாவமே! ஏன் அடுத்தவங்க பேசுறாங்கனு நீ ஏன் இதா இருக்கே? நீ போட்டுட்டு வா! அப்பிடிம்பாங்க. அதனால இது பார்த்து, பார்த்து ஒருமாரி பாதிச்சிருச்சுங்க. ஒரு டைம்க்கு மேல, இனிமே நம்ம உறவினர்கள்கிட்ட ஒரு எல்லை ஒன்னு போட்டுக்கணும். அந்த எல்லை எப்பிடின்னா, தேவையில்லாம நம்ம பர்சனல் விஷயத்துக்குள்ள அவங்க நொலைக்ககூடாது. நம்ம ஏங்க இப்ப நம்ம போய் உட்கார்ந்து நம்ம பேச போய் தான, நம்மள பேசுறாங்க இல்லயா? நம்மகிட்ட போட்டு வாங்கி நம்மளயே பேசுறாங்க அப்பிடின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால ஒரு கோடு ஒன்னு போட்டுக்கிட்டு, அந்த பழக்கவழக்கத்த ஒரு லிமிட்டோட நான் வச்சுக்க ஆரம்பிச்சுட்டேன்.
ஓ! சரிங். ஓ! சரிங். ஆமா. ஒ! சரிங். ஓ! சரிங். இப்ப நீங்க வந்து ஐடி நிறுவனத்துல வேல செய்றனால, உங்களோட உதவி மூலமா மத்தவங்க வந்து அதாவது உங்க உறவுல இருக்கவங்க, சரி இவுங்க தான் வேல செய்றாங்களே! இவுங்க நிறுவனத்துல நம்மளும் வேலைக்கு சேர்ந்துக்கலாம். கொஞ்சம் எளிமையா இருக்கும். இந்த ரெக்கமெண்டேஷன் அந்தமாரி விஷயம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பயன்படும். இல்லன்னா, அந்த நிறுவனத்துல எப்பிடி வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது இவங்கட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு, நம்ம உள்ள போயிக்கலாம் அப்பிடின்னு நெனைப்பாங்க. அந்தமாரி யாராச்சும் உங்கள பயன்படுத்திக்க முயற்சி பண்ணிருக்காங்களா?
அ, நிறைய பேருங்க. என்னோட உறவினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் அனுப்ச்சு "கொஞ்சம் வேல வாங்கி குடு" அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. சரி என்னடா பண்றது கேக்குறாங்களேன் நம்மளும் வந்து உள்ள, HR ல வந்து ரெக்கமண்டேஷன் பண்ணுவோங்க.
ஓ சரிங்க.
ரெக்கமண்ட் பண்ணி, நம்ம வந்து உள்ள நொழச்சி விட்ருப்போம். கடைசில ஃபோன் பண்ணா டையத்துக்கு இன்டர்வியூ வரமாட்டாங்க. நம்மளுக்கு அங்க ஒரு பேட் நேம் மாரி கிரியேட் பண்ணி உட்ருவாங்க. அதுமாரி தான் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா. என்னோட உறவினர் வந்து, அவுங்க பொண்ணுக்காக வந்து கேட்டிருந்தாங்கங்க. வேலைக்காக கேட்டிருந்தாங்க. சரி ரஷ் நான் பொதுவா அந்த ரெக்கமண்டேஷனுக்குள்ளலா போ மாட்டேங்க. ஏன்னா ஐ-டி நிறுவனத்துக்குள்ள போம்போது கொஞ்சம் இங்கிலீஷ் வ்வ வந்து லேங்குவேஜ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அ நம்ம உறவினர் எல்லாம் கிராமத் சைட்ல தமிழ் மீடியம் படிச்ச பொண்ணுங்கனா பசங்கனால சரியா அந்த இங்கிலீஷ் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து வராது. அப்டடீங்கும் போது நானே வந்து எனக்கே பர்ஸ்ட் அவுங்க நான் அவுங்கட்ட பேசுறேன். எனக்கு அந்த லாங்குவேஜ் வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா தான், நான் ரெகமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வர சொல்லிட்டு இந்த ரீசன்க்காக வேண்டான்னு சொன்னா அவுங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு மாரி டீமோட்டிவேட் ஆயிருன்னு நானே ஃபஸ்ட்டு, என் ஃபோன்லேயே பேசி கொஞ்சம் நான் புரிஞ்சுப்பேன். அப்போ வந்து அந்த பொண்ண பத்தி என்ட்ட சொல்லும்போது, நான் அந்த பொண்ண பேச வைங்கன்னு நான் ஆரம்பத்லேயே சொன்னேன். ஆனா அவுங்க வந்து, இல்ல இல்ல நீ பண்ணுப்பா பண்ணுப்பான்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சரி என் மாமியார்ட்ட வேற சொல்ட்டாங்க, அவுங்க வேற "சரி கொஞ்சம் பாத்து குடுமா" அப்படின்னாங்க. சரின்னு, நான் ரெஸ்யூமே போய் HR ரூம்ல் குடுத்துட்டு, நான் இன்டர்வியூக்கு வந்து டைமும் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணா அந்த பொண்ணு ஃபோன எடுக்கவே இல்லங்க. சுத்தமா எடுக்கல. அங்கயா டைம் வந்து அப்பாயின்ட்மென்ட் டைம் நமக்கு குடுத்துட்டாங்க. HR லருந்து எனக்கு வேற கூப்ட்டு கேக்கறாங்க. "என்னம்மா சொல்லுங்க ஏன் இப்டி பண்றீங்க?" அப்டின்னு அது ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பாயிடுச்சுங்க. அதனாலேயே நான் அது வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் வேலைக்குள்ள நான் போறதே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுற சூழ்நிலை வந்தப்ப கேட்கும்போது, அவுங்களுக்கு ஐ-டி நிறுவனத்துக்குள்ள வரதுக்கு விருப்பம் இல்ல. அவுங்க அம்மா தான் கம்பல் பண்ணாங்கன்னு சொன்னதா, சொன்னாங்க. அதனால இந்த ரெகமெண்டஷன் வேலைக்குள்ளயே நான் வந்து போகவே கூடாதுன்ற அளவுக்கு நான் முடிவு பண்ட்டேங்க.
ஆமாங்க. ஓ சரிங்க. கண்டிப்பாங்க. அ. சரிங் ஓ சரிங் ம்ஹ்ம். ஓ! சரிங் சரிங்க. அ இது வந்து இந்த விஷயம் வந்து உறவுகள வந்து பாதிக்கறத காட்டிலும், உங்களோட வேல வரைக்கும் கொண்டு வந்து அங்கேயும் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி தரங்களுக்கு, நிச்சயமா ஒரு மோக்ஷமான விஷயம் தாங்க. உ
ஆமாங்க. கண்டிப்பாங்க. நம்ம உறவினர்கள வந்துட்டு ஒரு அளவோடு வச்சுக்கணுங்க. நம்ம ஆஃபீஸ் வரைக்குலாம் எடுத்துட்டு போனோம்னா, உண்மையாவே நம்மளுக்கு தாங்க, அது ஒரு மன உளச்சல கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அதனால நான் பொதுவா அந்த மாரி விஷயத்துக்குள்ளலாம் போறதே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டிலயே ஹே 92 பிரச்சன பண்ணி வச்சுறுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா, சிக்கலவு ஏன்னா எங்க நாங்கலாம் வந்து கூட்டு குடும்பம் அப்டிங்கிறதுனாலங்க, எளிமையா வந்து, எங்க குடும்பத்துக்குள்ள உள்ள பூந்து, என்னோட, கணவரோட தம்பி ஒய்ஃபுக்கு எனக்கெல்லாம் சண்ட மூட்டி உட பாப்பாங்க. <chuckles> அதனால நான் வந்து அந்த விஷயத்திலல்லாம் ரொம்ப எங்க குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருவோங்க. அதுக்குள்ளே யாரையுமே விடமாட்டோம். ஏன்னா என்னுடைய மாமியார் வந்து அளவுக்கு அவுங்க வந்து கரெக்ட்டா ஒரு ஃபேமிலி மெயின்டெயின் பண்றதனால தான் நாங்களும் அந்த கூட்டு குடும்பத்லயே கரெக்ட்டா இருக்கணுன் எனக்கு தோணுது.
ஆமாங்க. ம்ஹ்ம். <chuckles> கண்டிப்பாங்க. கூட்டு குடும்பமா வால்றதுங்கறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்துல அத வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஏன்னா மத்தவங்களோட அ பார்வ பாத்தீங்கன்னா, "நம்மளால வாழ முடியல இவங்க மட்டும் எப்டி வாழ்றாங்க? இவங்களுக்கு மட்டும் எப்டி முன்னேறிட்டு போறாங்க"னு சொல்ட்டு அந்த ஒரு பொறாமையான ஒரு பார்வ வந்து நம்ம மேல பட்ருச்சுன்னா, அது கண்டிப்பா தாங்கிக்கொள்ளவே ரொம்ப கஷ்டம் தான்ங்க. அதோட அதோட நிறுத்தாம நம்மளோட அலுவலகம் அங்க வரைக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னா, நம்ம வேல செய்ற எடத்துலயாவது நிம்மதியா வெல செய்வோம். அதையும் அந்த நிம்மதியயும் அவங்க பறிச்சுட்டு போயிருவாங்க.
ஆமா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. சரியா சொன்னீங்கங்க. நம்ம வேலை செய்ற எடத்துல தான் நம்ம நிம்மதியா இருப்போம். அங்கேயும் வந்து எதையாவது பிரச்சனை பண்ணிடுவாங்கன்றதுக்காகவே, இந்த உறவினர்கள் வந்துட்டு நேரத்துக்கு தக்கன மாறுவாங்கங்க. அதனால, நம்ம தான் ரொம்ப பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக, நெறைய விஷயங்கள் நானாவே வந்து, ஒரு கோடு போட்டு அதுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க.
ஆமாங்க. கண்டிப்பா. நீங்க அந்த மாரி வாழ்றது வந்து நிச்சயமா வந்து பாராட்டத்தக்கது. இல்லைனா வந்து உங்க வாழ்க்கைல ஒரு நிம்மதின்கிற ஒரு பகுதியே இல்லாம போயிருக்கும்.
ம், ஆமா.
இவ்வளவு நேரமா வந்து ஒங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்த வந்து சுவாரசியமா சொன்னீங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து, இது ஒரு புதுசாவும் இருந்தது கேக்கும்போது அதயும் சமயத்துல இந்த காலத்துல ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றதுங்கறது வந்து, நிச்சயமா வந்து கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இத வந்து சின்ன வயசுல நறைய பாத்திருக்கேன், கூட்டு குடும்பம். ஆனா, வந்து அந்த கூட்டு குடும்பம் சிதறி போகும்போது, எதுனால இவங்கலாம் சிதறிட்டு போறாங்க, நல்ல குடும்பம் தான், நல்ல மனிதர்கள் தான், நல்ல பேசுவாங்க, நல்ல பழகுவாங்க. ஏன் இப்டி போறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா, கூட இருக்ற மொத்த நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச உறவுகள் ஆனா, நமக்கு தெரியாத அவங்களோட செயல்பாடுகள் காரணமாதான் இதெல்லாம் நடந்திருக்குங்கறத தான், உங்களோட பேச்சுலருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க.
ம்.
ரொம்ப நன்றிங்க, இந்த மாரி ஒரு விளக்கமான விஷயத்த எனக்கு தெளிவுபடுத்துனதுக்கு, நன்றிங்க.
ரொம்ப நன்றிங்க.